ஆஹூம். பரிசுலாம் இல்ல. நான் இருந்தாலும் சும்மா போய் கேட்டு பாப்போம். ஏன்னா, இவ்ளோ நேரம் தாக்கு பிடிக்கிறோம்ல, அப்பிடீன்ற மாதிரி.
ம். ம். ம். சரி, சரி.
இவங்க என்னன்னா, எல்லாரும் கைய விட்டா தான், அதை நிறுத்துவாங்களே, அந்த மாதிரி அவங்க. அந்த விளையாட்ட வந்து
ம். ஆ. அப்புறம் மேலே உட்காந்தீங்களா? கடைசில எப்பிடி? இறங்கிட்டீங்களா?
நான் உட்கார்ந்துட்டேங்க. முதல்ல வந்து, நான் நல்லா இறுக்கமா புடிச்சுக்கிட்டேன். இந்த மாரி, நம்ம வந்து விழமாட்டோம், அப்பிடீன்னு, நான் வந்து இறுக்கமா புடிச்சுக்கிட்டேன், நடுல. அவங்க 2 ஆட்டம் ஆட்டும்போதுலாம் என் கணவரு, பக்கத்தில உட்கார்ந்து இருந்தவர, ஆடி ஆடி கீழ தள்ளிட்டேன். <laughs> ஆமா. எனக்கு புடிக்கிறதுக்கு இடம் இல்ல, வண்டி அப்பிடி ஆடுது. அப்புறம், ஒரு 3வது ரவுண்ட்க்குல்லாம், நான் எதிர் பக்கமா போய் விழுந்து கிடக்குறேங்க. <laughs>
ம். ம். ம். ம். ம். அவர தள்ளிட்டீங்க. பயங்கரம். <chuckles> ம். கடைசியா யாருமே சீட்ல உட்காரலையா?
யாருமே உட்காரலங்க. அது எப்பேறு பட்ட பைல்வான் போனா கூட, அந்த இடத்துல உட்கார முடியாது. அவங்க, அதுக்கு ஏத்த மாரி ஆட்டுறாங்க, அந்த இதுவ.
ஆ. புரியுது, புரியுது. நான் நினைச்சேன், உங்க வீட்டுக்காரர் வின் பண்ணிருப்பாரு. உங்கள கீழ தள்ளியிருப்பாருன்னு. <chuckles>
இல்ல, இல்ல. <laughs>
ஆனா, நீங்க மாத்தி சொல்றீங்க. அவர தள்ளிவுட்டு, நான் அடுத்தடுத்து விழுந்துட்டேன்.
<laughs> அது நாங்க எதிர்பார்க்கல. ஆனா, நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து அப்படியே கும்பலா வந்து, இந்த குப்பைய கொட்டி வைக்கிற மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து கிடந்தோம், கடைசியா. அதற்கு அப்புறம் அவங்க நிறுத் <laughs>
அ, ம். ம். <chuckles> சொன்னீங்க பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு. <chuckles> ஆனா, நீங்க சொல்லும்போது எனக்கே தோனுச்சு. என்னடா! வட்டமா உட்கார்ந்திருக்கப் போறோம். கம்பியைப் பிடிச்சுக்கிட்டு, இதில எங்கடா விழப்போறோம்ன்னு தான் எனக்கும் தோனுச்சு. நான் கற்பனை பண்ணி பாத்தேன். ஆனா, நீங்க ஆட்டுற வேகத்த சொல்லும்போது, சரி, விழுந்துட்டாங்க. அப்பிடீன்னு நினைச்சேன்.
ஆ. நீங்க அந்த YouTubeலலாம் போய் பாத்தீங்கன்னா, இருக்கும். நல்லா சிறப்பான ஒரு விளையாட்டுங்க. அது இதுவரைக்கும் நான் அவ்வளோ சந்தோஷமா விளையாடினதே பயம் எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இரு இன்னொருத்தரோட நம்ப விழக்கூடாது, எழுந்திரிச்சு நிக்கணுன்றதுக்காக, இன்னொருத்தர் கால புடிச்சு இழுப்போம். அவுங்க வந்துருவாங்க. அவுங்க முடிய பிடிச்சு இழுப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டா இருக்கும். சிரிப்பா இருக்கும்.
ம்ஹ்ம். ஆ. ஆ. எனக்கு புரியுதுங்க. ம். ம். இந்த ஒரு தொலைக்காட்சில, முன்னாடிலாம் காமிப்பான். டக்கேஷி கேஷில்லா ஏதோ ஒண்ணு காண்பிப்பான். இந்த சேத்துக்குள்ள எல்லாரும் ஓடுவாங்க. அ,
ஆ,